இப்போ இருக்குற பள்ளிகள் எல்லாம் வந்து, குழந்தைங்க வந்து, ஆ, அந்த வீக் டேஸ்ல என்னளவு படிச்சாலும் சரி அதுக்கப்பறம் வந்து சனி, ஞாயிறுகள்லயும் அவுங்களுக்கு வந்து, நிறைய வொர்க்கள் குடுத்துட்டு இருக்காங்க. ஆ ஆன்லைன் எடுக்குற மாதிரியான டெஸ்ட் எல்லாமே நிறைய குடுத்துட்டு இருக்காங்க. அப்டியே குழந்தைகளோட மனநிலத்தை, வ வந்து பாக்குறாங்களா? அவுங்க எப்டி இருக்காங்க? இது அவுங்களுக்கு ஓகேவா அப்டின்ற மாதிரி உங்களுக்குப் பாக்குறாங்களா? என்ன அப்படின்றது இன்னும் கேள்விக் குறியாதான் இருக்கு. சோ அப்போ மாணவர்களோட அந்த மனநிலத்த வந்து பா கவனிக்கறதுல அந்த ஸ்கூல்லோட பங்கு என்ன? உங்களோட கருத்து என்ன? தெரிவிக்க முடியுங்களா?
ஆமாங்க. ம். ஆமா. ஆ, கண்டிப்பாங்க. இப்ப மாணவர்களின் மனநலம்ன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, இதுல 3 பேரோட மனநலம் பாக்க வேண்டியது இருக்குங்க. மாணவர் மனநலம், பெற்றோர்கள் மனநலம், ஆசிரியர்கள் மனநலம். முக்கியமானதுங்க ஆசிரியருடைய மனநலம். எ அ எந்த இப்ப எல்லாம் முன்ன நம்ம படிக்கம்போது எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாம் ரொம்போ ஆசிரியர் பயந்துட்டு அந்த ஆச்சி ஆசிரியர் அந்தச் சாரி இப்டி தொட்டுற மாட்டமா? எனக்குச் சொல்லிக்கொடுத்து வந்து சிஸ்டர் சொல்லிக்கொடுத்தாங்க. சிஸ்டர் வந்து, ஆ ம தலையில ஒரு இது போட்டிருப்பாங்க இல்ல ஒரு துணி மாதிரி தொங்கும் இல்லீங்களா? நாங்கல்லாம் அடிக்கடி காத்து அடிக்கும்போது யோசிப்போம். அந்த அந்த அந்த தலைல மாட்டுறக்க துணி மேல லைட்டா மேல தூக்குனா மேம்க்கு எவ்வளவு முடி இருக்குன்னு பாத்துக்கலாம் அப்டின்ட்டுலாம்.
ஓஹோ! ம்ஹ்ம். ஓ! <laughs> சரி. ஆமா. ஆ, ஆ, ஆ. அது வந்து நடந்திருக்காதுல்ல ஒரு தடவை கூட அந்த மாதிரி.
இப்பெல்லாம் இப்ப இருக்கிற நடந்திருக்குங்க. எவ்ளோ நாள்க்கு அப்பறம் தாங்க நடந்துச்சு. கிட்டத்தட்ட 6 வருஷம் படிச்சேன் அந்த ஸ்கூல்ல. ஆ, கடைசியா வெளிவர வருஷத்துக்கு மொத வருஷம் தான் அது நடந்தது. அப்பத் தான் அவங்களுடைய அந்தத் தலையில மாட்டுற துணி லைட்டா அப்டி தூக்குனுச்சு. நாங்க அப்பத் தான் அவுங்க முடியை நாங்க பாத்தோன்னாங்க அதுவரைக்கும் வாய்ப்பே கிடை. ஆமா. ஆனா இப்ப இருக்க மாணவர்கள் எல்லாம் அப்டி கிடையாதுங்க. அவுங்க வந்து டைரக்ட்டாவே கேட்டுட்டு வாங்க.
ஓ! சரி, சரி. பரவால்ல. ஒரு வர்றவழிலயே பாத்துட்டு ம். ம், ம். நிஜமாவே!
மேம் சொல்லுங்க. ஆமா மேம் உங்க முடிய கொஞ்சம் கா எவ்ளோ மேம் இருக்கு உங்களுக்கு முடி? கம்மியா இருக்குங்களா? ஏன் இத மாட்டி இருக்கீங்க? ஏங் மேம் நீங்க இந்த மாதிரி இருக்கிறீங்க? அ ஏன்ங் மேம் தல வலிக்குதா? ஏன் ஸ்கூலுக்கு நேத்து வரலைன்னு இந்த மாரி வரிசையா கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்குலாம் இப்ப என்ன தெரியுங்களாங்க? மாணவர்களைப் பொறுத்தவரைக்கும் நிறைய கேள்வி கேட்கப் பழகிட்டு வர்றாங்க மாணவர்கள்.
நிச்சயமா. ஆமா. ஆனா, முன்புகாலத்துல அப்படி இல்லல்ல. நம்மள்லாம் மிஸ்ஸ பாத்தாவே அவங்ககிட்ட பேசுறதுக்கே பயப்படுவோம். அம் ஏதாவது கிளாஸ்ல டவுட் கேக்கணும்னா கூட, அ கேக்குறதுக்கு கொஞ்சம் பயம். புரிஞ்சிச்சா? அப்டின்னு அவங்க வந்து ஒரு அதட்டுற குரல்ல கேட்டாங்கன்னா, எல்லாமே புரிஞ்சிடுச்சு மேம். அப்படி தான் சொல்லுவோம். ஆனா ஒண்ணும் புரிஞ்சு இருக்காது.
ம். ஆமா. ம். <laughs> <laughs> ஆமா. இப்ப இப்பலாம் டேரைக்ட்டாவேங்க கேள்விகள் அதிகமா கேக்குறாங்க. ஏன் லேட்டு? இன்னைக்கு ஒண்ணும் இல்லைங்க. ஒரு சின்ன சம்பவம். ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் நடத்திட்டு இருக்காரு. ஒரு பையன் வந்துட்டு முட்டாய் சாப்பிட்டு இருக்கிறான். இப்ப சமீபமா நடந்த ஒரு ஸ் ஒரு இது இது விஷயம் இது. அந்தப் பையன் ஆசிரியர் பாத்து கோப்பட்டு, சரி இவனை அடிக்க அடிக்க வேண்டாம். அந்த ஆசிரியர் கொஞ்சம் குள்ளமா இருப்பாருங்க. பையன் கொஞ்சம் வளத்தி. பையன் 9வது படிக்கிறான்.
ம், ம். சரி. ஓ! சரி. சரி. ம்ஹ்ம்.
அவன் என்ன பண்றான்? ஏன் வந்துட்டு ஆ ப சாக்லேட் பார் சாப்பிடுறேன்னு கேட்கலாம். ஆனா, கேட்டா எப்டி நம்மள நமக்கு வந்து தேவையில்லாத பதில குடுப்பான்ட்டு, அவனை எழுப்பி விட்டுப் படிக்கச் சொல்றாங்க.
ஓ.
இந்தப் பையனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. என்ன தெரிஞ்சு போயிடுச்சு? நம்ம சாக்லேட் சாப்பிடுறனால தான் நம்மள படிக்கச் சொல்றாங்கன்னு தெரிஞ்சு போயிடுச்சு அந்தப் பையனுக்கு.
சரி.
உடனே அந்த பையன் அங்க எந்திருச்சு, என்னால படிக்கல்லாம் முடியாதுங்க சார். வேற ஏதாவது பனிஷ்மென்ட் குடுங்கன்னு அப்டியே ஓபன்னாவே கேட்கிறான்.
ம்ஹ்ம். ஆஹா!
இந்த சார்க்கு கோவம் வந்துருச்சு. ஏய், படிக்கிறன்னா படி. இல்லன்னா கிளாஸ விட்டு வெளில போன்னு சொன்னதுக்கு, ஆ "நானும் வெளியில போறேன். நீங்களும் வெளில வாங்க" அப்டின்னு அப்டின்னு சொல்றான்.
ம்ஹ்ம்.
நானும் வெளில போறேன் ஆமா.
இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு வளர்ப்பு? இல்ல என்ன மாதிரியான ஒரு ஒழுங்குமுறை? க பள்ளிக்கூடத்துல இல்லையா?
ம். நானும் வெளிய போறேன். நீங்களும் வெளில வாங்க! அப்டின்ற மாரி சொல்றான். அதுக்கப்பறம் தலைமை ஆசிரியர்ட்ட போயிட்டு அந்த சார்க்கு ஒரு பயம் வந்து தலைமை ஆசிரியர் சொல்றதுக்கு. ஏனா, சொன்னா நம்மள தான் திட்டுவாங்க, தலைமை ஆசிரியர். ஏங்க சார் ஒரு கன்ட்ரோலே இல்லாம வச்சிருக்கீங்கன்னு சொல்ட்டு திட்டுவாங்க சொல்ட்டு, அவர் சொல்லவே இல்ல அவரு. அதுக்கப்பறம் இந்த விஷியம் வந்து, வேற ஒரு குழந்தைங்க மூலியமா தலைமை ஆசிரியர் காதுக்கு போயிட்டு, அப்பறம் வந்து அந்தப் பையனை வந்து நல்ல 4 அடி வச்சு, அவுங்க பெற்றோரை வர வச்சு, அப்பறம் அவுங்க பெற்றோர்ட்ட பேசி, அதுக்கப்பறம் அவன நாங்க கிளா அவங்கள வந்து கிளாஸ்க்கு வந்து அவன அனுமதிச்சாங்க.
ம்ஹ்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ. ம்ஹும். இப்போது அவங்களுக்கு அந்தப் பயம் என்கிறது இல்லை, இல்லை, அம்மா அது பயத்தையும் தாண்டி ஒரு மரியாதை. ஒரு சக மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, நம்மளோட வயதில் பெரியவங்களுக்கு நமக்கு க்ளாஸ் எடுத்துட்டு இருக்க ஒரு வாத்தியருக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை அப்படி என்றதே அவங்களுக்கு அந்த இடத்தில் தெரியாமல் போயிருக்கு. இதில் எ எல்லாத்திலுமே வந்து பெற்றோர்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இல்லை ஆசிரியர்கள் கண்டிப்பாக அவங்களை வளர்க்கிறதுக்கு, அவங்களை வழிநடத்துகிறதுக்கு வந்து அனுமதிக்க வேண்டும். 2 இல்லாத பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து, கண்டிப்பாக அது சந்திக்க நேரிடும் இல்லையா?
இந்த மா கண்டிப்பா. ஆமாங்க. கண்டிப்பா. இப்போது இன்னொன்று பார்த்தீங்க என்றால், அ இன்னொரு விஷயம்-ங்க, அதே மாதிரி நடந்துச்சுங்க. இங்க அதாவது இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், 2மே வேறுபட்ட சூழ்நிலை. பஸ்ஸில் வந்து பசங்க சத்தம் போடுகிறாங்க. அ தலைமை ஆசிரியர் கிட்ட வந்து பசங்க வந்து டிரைவர் வந்து கம்ப்ளயண்ட் பண்ணுகிறார். தலைமை ஆசிரியர் என்ன பண்ணுகிறாங்க? பேருந்திற்குச் சென்று, பஸ்ஸில் இருந்த புள்ளைகளை இறக்கி விடாமல் எல்லாரும் பஸ்ஸிலேயே இருங்க. திரும்பி எல்லாரும் வீட்டுக்குப் போங்க என்று சொல்கிறாங்க. இந்தப் பொண்ணு என்ன பண்றா? மொபைலில் ட்ரைவரோட மொபைலில் வாங்கி, அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுகிறா "அப்பா, அப்பா, நான் சத்தம் போடவில்லை. பஸ்ஸில் நான் அமைதியாக தான் உட்கார்ந்து வந்தேன். ஆனா மேம் வந்து எல்லாத்துக்கும் வந்து பனிஷ்மென்ட் தருகிறாங்க. நான் இப்போது என்ன பண்ணட்டும், அப்பா?" அப்படி என்றிட்டு. அவங்க அப்பா என்ன பனிஷ்மென்ட்னு என்று கேட்கிறார். அதற்கு அந்தப் பொண்ணு என்ன சொல்கிறது? "திரும்பி வீட்டுக்குப் போ என்று சொல்கிறாங்க" அப்படி என்று. "அப்படி என்றால், நீ கீழே இறங்கி நீ பாட்டுக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்து பஸ்ஸை பிடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துருவியா?" அப்படி என்று அப்பா சொல்கிறாருங்க.
ம்ஹ்ம். சரி. ஓ. சரி. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ! ம். ஓ! சரி.
அப்ப என்ன அப்ப என்ன ஆய்டு அப்ப இந்த விஷியம் வந்து தலைமை ஆசிரியர் காதுக்கு வந்தவுனே, தலைமை ஆசிரியர் முதல்ல என்ன கேள்வி கேக்குறாங்கன்னா, "உனக்கு ஃபோனு, டிரைவர்ட்ட இருந்து வாங்குற அளவுக்கு தைரியம் உனக்கு யாரு குடுத்தா?"
ஓ.
கப்டின்னுட்டு. உனே அந்தப் பொண்ணு என்ன சொல்லுது, "எங்க அப்பா தான் சொன்னாரு. ஸ்கூல்ல என்ன நடந்தாலும் ஃபர்ஸ்ட்டு ஃபோன் வாங்கி என்ட்ட பேசிரு" அப்படின்னு.
ம்ஹ்ம்.
அப்போ, பெற்றோர்கள் இத வந்து எப்டி எடுத்துக்கிறாங்க? பாருங்களேன். குழந்தைகளுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து யாரும் கண்டுக்காம விட்டுற போறது கிடையாதுங்க. எல்லா ஸ்கூல்லயும் வந்து குழந்தைங்க மேல ஒரு ஒரு படி, தங்களை விட குழந்தைங்க மேல ஒரு படி வந்து அக்கறை அதிகமா இருக்கும் அவுங்களுக்கு. இந்த
நிச்சயமா. நிச்சயமா. ஏனா, பெற்றோர்கள் உங்களை நம்பி அனுப்புறாங்க இல்லையா? <inhales> எதாவது ஒரு பிரச்சனைனா உங்களைத் தான திரும்ப கேள்வி கேப்பாங்க.
ம். கண்டிப்பா. ஆனா இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, அ குழந்தைங்கள வந்துட்டு கேள்வி கேக்குறாங்க. குழந்தைங்களை மிரட்டுறாங்க. குழந்தைங்களை அடிக்கிறாங்க. நீ எதுவா இருந்தாலும் போன் பண்ணி என்ட்ட சொல்ட்டு, நீ பாட்டுக்குக் கிளம்பி வந்துருமா! இவுங்க அப்டி சொல்ட்டாங்க சொல்றாங்க. அந்தப் பொண்ணு பாட்டுக்குக் கிளம்பி போகுது. போற வழில ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு. யாரு கேள்வி கேட்பாங்க? ஆசிரியர தான் கேட்பாங்க.
ஓ. ம்ஹ்ம். நிச்சயமா.
இந்த மாரி, இந்த மாணவர்களுடைய மனநலம் வந்து பாத்தீங்கன்னா, கவனிக்கிறதுல பள்ளிகளுடைய முக்கிய பங்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, பள்ளிகள் எல்லாருமே வந்து எல்லா பள்ளிகளிலும் வந்து இந்தத் பெற்றோர்கள் கூட்டத்த போட்டு, பெற்றோர்களுக்கு ஃபர்ஸ்ட் அறிவுரை சொல்லணும்.
ம்ஹ்ம். கண்டிப்பா.
நாங்க ஒண்ணு பண்றோம் அப்டின்னா, அது குழந்தைங்களோ நல்லதுக்கு தான் நாங்க பண்றோம். நாங்க உங்க குழந்தைங்க நாளைக்கு நல்லபடியா கொண்டு வரத் தான் நாங்க இந்த மாரி ரூல்ஸ்லாம் குடுக்கிறோம், அப்டின்னு முதல்ல ஆசிரியர்களுக்கு வந்து இவுங்க வந் ஆசிரியர்கள் வந்து பெற்றோர்களுக்கு ஒரு பாடம் வந்து, மாதா மாதம் இல்லன்னா, 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி 1 பாடத்த எடுத்தா, இந்த மாணவர்களுடைய மனநிலை அதாவது, எது பண்ணாலும் அப்பா வந்து கேட்டா கேட்டாங்கன்னா, நம்மள தான் திட்டுவாங்க அப்ன்னு ஒரு பயம் அவுங்களுக்குள்ள வருங்க.
ஆ, அதாவது, நம்மள மாரி இந்தத் 90களின் குழந்தைகள் பயப்பட்டோம் இல்லையா? அ அதாவது வாத்தியார் அடிச்சுட்டாங்கன்னு வீட்டுல போய்ச் சொன்னா, வாத்தியார் அடிக்கிற அளவுக்கு நீ என்னடா பண்ணன்னு, நம்மள போட்டு அடிப்பாங்கள்ல! அந்த மாதிரி. ஆனா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா, எதிர்பார்த்த அளவுக்கு இப்போ இருக்குற அந்த அ ஆசிரியர்கள் வந்து நீங்க ஒரு சில ஆசிரியர்களைப் பத்தி இது குறை சொல்ல முடியாது. ஆனா, ஒரு சில பேர் வந்து, நம்ம குறை சொல்ற அளவுக்குத் தான் இ நடந்துக்குறாங்க இல்லையா? எவ்வளவோ பள்ளிகள்ல பாக்குறேன். இப்ப ரீசென்ட்டா கூடப் பாத்தோம், ஒரு எல்.கே.ஜி. ஸ்டூடண்ட்டோ ஏதோ ஒரு 1வது படிக்கிற குழந்தை. அவுங்களுடைய ஆசிரியர் வந்து ஷாப்பிங் போயிட்டாங்க. அந்த குழந்தை உடம்பு சரியில்லாம இருந்து இந்த மாரியான எவ்வோ பிரச்சனைகள் வந்து நடக்குது இல்லையா?
ம். <laughs> கம்மி. ஆமா. ம், ம். கண்டிப்பா, கண்டிப்பாங்க. <inhales> அப்பல்லாம் வந்து என்ன அப்டின்னா, இங் அதாவது மாணவர்கள் வந்து தைரியமா இருக்கிறதை பாராட்டலாங்க. உண்மையாவே ஒரு ஆசிரியரே வந்து கேள்வி கேக்குறாங்கன்னா, அது தைரியம்தான். அத பாராட்டலாம். ஆனா அதான் மாணவர்களா இருக்கட்டும், பெற்றோரா இருக்கட்டும், ஆசிரியரா இருக்கட்டும். இவங்க 3 பேருமே வந்துட்டு ஒரு, அ ட்ரையாங்கிள் மாரி. <grunts> இ ஒண்ணு ஒரு 1 தொடர்பு அந்து போணுச்சுனா மீதி 2ம் வந்துட்டு ஒழுங்கா வளராது. அதே மாரி ஒண்ணு, 1 இதுல அந்து போச்சுனா, மீதி 2ம் ஒழுங்கா வளராது. அந்த மாரி 3மே வந்து சேந்தாப்புல இருந்தாதான் அந்த ஒரு மாணவர்களை ஒழுங்கா வளக்க முடியும்ங்க. அப்போ, பெற்றோர்கள் என்ன பண்ணலாம்? ஆசிரியர்கள்ட்ட வந்து சொல்லலாம். அந்த மாரி பண்ணாதீங்கன்னு சொல்லலாம். தலைமையச் <inhales> செயலாளராக இருக்கவங்க, தலைமை இடத்தில இருக்கறவங்க வந்து இதெல்லாம் கண்டிக்கலாம். அடிக்கடி ஒரு இந்த மாரி பண்ணக்கூடாது. ஏன்? அவுங்க வந்து ஒரு ரவுண்ட்ஸ்லயே இருக்கணும்ங்க. அவுங்க ரவுண்ட்ஸ்ல இருந்தா, இவரு ஏ இவங்க ஏன் வந்து வெளியில போயிருக்க போறாங்க?
நிச்சயமா. ம்ஹ்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ. நிச்சயமா.
இல்லிங்கலா ?அப்போ தலைமைல இருக்கவங்க வந்து இத கண்கானுச்சிட்டே இருக்கணும். இப்ப எல்லாம் நிறைய வசதிகள் வன் சிசிடிவி கேமரா அந்த மாரி வந்துருச்சுங்க. இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா 1, 1 பள்ளிகளிலும் பாத்தீங்கன்னா கோர்டினேட்டர்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்தை வந்து நியமிக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து கண்காணச்சிட்டே இருக்கணும். எந்த க்லாஸ்ல யார் இருக்கரா? யார் இல்லை? எங்க அந்தப் பொண்ணு போயிருக்கா? இந்த டீச்சர் எங்க போயிருக்காங்க, இந்த சார் எங்க க்ளாஸ்ல இருக்காரா? அப்படிங்கற மாரி கண்காணச்சிட்டே இருந்தா, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வராதுன்ற மாரி வராதுங்க. கண்டிப்
ஓ! நிச்சயமா, நிச்சயமா. அது தான் நீங்க சொன்னதும் சரி தான். இப்போ இதெல்லாம் உங்களை வந்து 1 ஒழுங்கு படுத்துறதுக்கு 1 வழி நடத்துறதுக்கு நீங்கச் சொன்ன இதெல்லாம் ஓகே. ஆனா இப்போ வந்து ஏ நா எனக்குத் தெரிஞ்சு நம்ம இப்போ ஒரு 1ணாவது படிக்கும் போது படிச்ச பாடத்துக்கும், இப்போ 1ணாவது படிக்கிற குழந்தைங்க படிக்கிறதுக்கும் எவ்ளோ வித்தியாசங்கள் இருக்கு. ஏன்னா இப்பவே ஆரம்பத்துலயே செக்கண்டு லாங்குவேஜ் தேர்டு லாங்குவேஜ்ன்ட்டு இப் என்னுடைய இப்போ நா உறவினருடைய குழந்தை எல்லாம் வந்து அ வெளி மாநிலத்துல படிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பஸ்ட் லாங்குவேஜ் வந்து கன்னடா 2ஆ செக்கண்டு லாங்குவேஜ் வந்து ஹிந்தி தேர்டு லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷு. இப்படி மூணு லாங்குவேஜ் படிச்சிட்டு இருக்காங்க. தமிழ் வந்து தமிழ்நாட்டுல பொறந்தவங்க தமிழ் எழுதப் படிக்கத் தெரியலன்னா தப்பு தானேன்னு சொல்லிட்டு "தமிழ் கத்து கொடுக்கலாம்" அப்டின்னு கேக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, "இது எவ்ளோ அ கன்புயூஸ் ஆயிக்கமாட்டாங்களா? இத்தனை லாங்குவேஜ் சொல்லிக் குடுத்தா அதனால வேண்டாம். தமிழ் இருக்கட்டும். எப்படியா இருந்தாலும் அவங்களுக்குத் தெரிஞ்சுரும் அது." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ இத்தனை பாடங்கள் அவங்களுக்கு இவ்ளோ 1 ஸ்டஃப் கொடுக்கும்போது, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் ஏத்துக்கற மாதிரி இருக்குங்களா? இல்ல பள்ளிகள் அதை ஒழுங்குபடுத்தணும் அப்டின்னு சொல்றீங்களா? அது வந்து குறிப்பிட்ட நேரத்துல இந்த மாதிரி. ரொம்ப போட்டு அவங்கள வந்து இந்த இத திணிக்காம இருக்கணும். அ அவங்க அவங்களு குழந்தைங்க தானே. குழந்தைங்க குழந்தைங்க அவங்களா இருக்கட்டும். அவங்க இஷ்டத்துக்கு வளரட்டும் அப்படின்ற மாதிரி இல்லாம 1 திணிப்புன்றது இருக்கு தானே. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
ம். ம். ம். சரிங்க. ம். ம். ஆமா ஆ. ம்ஹ்ம். சரி. ம், ம். ம். இப்ப பாத்தீங்கன்னா இ இதனாலதான்ங்க நெறைய இடத்துல பாத்தீங்கன்னா ப்ளே வே மெத்தேடுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தேடு வந்து கண்டு கொடுத்திருக்காங்க. ப்ளே வே மெத்தேடுன்னா விளையாண்டு விளையாட்டு வாக்லே வந்து அந்த ஒரு ப புத்தகத்தையோ, பாடத்தையோ சொல்லிக் கொடுக்கிறதுங்க. அப்டி சொல்லிக்கொடுக்கும்போது ஈசியா வந்து என்ன ஆயிடுது மைன்ட்ல போயி இறங்கிடுதுங்க. இப்போ நம்மலாம் பாத்தீங்கன்னா, நம்ம படிக்கும் போதெல்லாம் வந்து புக்ல இருக்கும். நடத்துவாங்க. அத அப்டியே நம்ம மக்கப் பண்ண வெப்பாங்க. இல்லனா வாத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம போய் அப்டியே எழுதிட்டு வந்தோங்க. இப்பலாம் அப்டி கடையாதுங்க. எனக்கே நெறைய இடத்துல நான் பாத்துருக்கறேன். நம்ம படிக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஐ ஒரு 3 மார்க் கொஸ்டியனோ இல்ல 4 மார்க் கொஸ்டியனோ கிட்டத்தட்ட ஒரு 4 பக்கத்துக்கு மேல மார்கே கடைக்கும்.
சரி. ம்ஹும். ஓ! ஆமா. நிச்சயமா.
ஆனா இவங்கலாம் 4 ஏ பாயின்ட் தான் எழுதுறாங்க. 8 மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. <laughs>
ஓ! அதாவது இவிங்க. நம்ம அப்போ வந்து எழுத வச்சுட்டாங்க நெறைய. ஃபுல்லா வந்து தியரிட்டிக்கல்லா எல்லாம் எழுதிட்டு இருந்தோம். இவங்க எது சரியோ, எது தேவையோ அத மட்டும் சரியா எழுதிவச்சுட்டு
ஆமா, ம். ஆ. அத மட்டும், ஆமா. அத மட்டும் தாங்க எழுத வைக்கிறாங்க. 2 வது மாணவர்கள் வந்து இந்த மாரி இப்ப இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ப்ளே வே மெத்தேடு வந்து கற்பிக்கும்போது அவங்களுக்கு ஈசியா வந்து புரியுது. ஓ! மேம் அன்னைக்கு இத காமிச்சாங்க இல்ல. சவப்பு கலர் ரவுன்ட் எதோ காமிச்சாங்க இல்ல. ஓ அது பேர் ஆப்பிள்ன்னு சொன்னாங்க இல்ல. ஆப்பிள்னா இப்டி தான் இருக்குமானு. அந்த ஆப்பிள்னா சிவப்பு கலர் உருண்டையா இருக்கும் அப்டின்ற ஒரு விஷயம் அந்தப் பொண்ணோட மைன்ட்குள்ள போய் இறங்கிடுதுங்க. நாளைக்கு மார்க்கெட் அந்த குழந்த அத பாக்கும் போது அம்மா ஆப்பிள்ன்னு கரெக்டா சொல்லிடுது. அப்ப என்ன ஆயிடுது? பெற்றோர்களுக்கு ஒரு ச சந்தோஷம். ஓ! என் பொண்ணு நல்லா படிக்கிறா ஸ்கூல போயி அப்டின்னு. இப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ப்ளே வே மெத்தேடு தான் சொல்லித் தராங்க. அது LKGஆ இருந்தாலும், 1 ஸ்டேண்டர்டா இருந்தாலும், 5 இருந்தாலும் அந்த ப்ளே வே மெத்தேடு தான். ஆசிரியர் வந்து ஒரு இடத்துல நிக்காம எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி சொல்லித் தராங்க. ப்ளே வே மெத்தேடுல சொல்லித் தராங்க. ஒரு சார்ட் யூஸ் பண்ணி சொல்லித் தராங்க. அப்ப என்ன ஆகுது? அந்தக் குழந்தைங்க வந்து குழந்தைகளாவே அந்த விஷயத்தைக் கத்துக்கறாங்க.
ம்ஹும். ஓஹோ! ம், ம்ஹும். அருமைங்க ம்ஹும். ம்ஹ்ஹ்ம்.
அப்ப அவங்க மனநிலைமை எப்படி ஆகுது? அப்படின்னா, நம்ம அ அ ஈஸியா வந்து அவங்க மைண்ட்க்கு ஏத்த மாரி, மைண்ட்செட்க்கு ஏத்த மாரி ஈஸியா வந்து புரிஞ்சுருதுங்க. இன்னும் சொல்ல போனாங்க, முன்ன காலத்து படிப்பு விடுங்க. புக்ஸ்ஸ விடுங்க. இப்பல்லாம் வந்து ரொம்ப எளிமையா ஆக்கிட்டாங்க, புக்ஸ் எல்லாமே. அதான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா? குவெஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. நம்ம பாயிண்ட்ட மட்டும் எழுதுனா அவங்களுக்கு மார்க் கிடைச்சுருது அவங்களுக்கு. இந்த மாரி ஒரு மனநிலத்தை வந்து, பள்ளிகள் வந்து சொல்லிடுறாங்க குழந்தைகள. இங்க பாரு இன்னொரு நல்ல ஒரு விஷயங்க. பள்ளிகள்ல வந்துட்டு, நெறைய வந்து பசங்க படிக்க முடியாத பசங்க இருக்காங்க பாத்தீங்களா? அந்த பசங்கள வந்து மோட்டிவேட் பண்றாங்க. எப்படி மோட்டிவேட் பண்றாங்கன்னா, இங்க பாருப்பா! இத மட்டும் எழுதிடு 2 மார்க் கெடைச்சுடும். இது மட்டும் எழுதிடு 4 மார்க் கெடைச்சுடும். இது மட்டும் எழுதிடு, எப்படியும் நீ பாஸ் ஆயிடுவ. இந்த மாரி ஒரு
ம்ஹும். ஓ. ஓஹோ! சரி. அதாவது நம்ம படிக்கும்போது, இந்த ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்ப பிரிச்சு வச்சிருவாங்க. அவங்களுக்கு வந்து இது ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு மட்டும்ப்பா. உங்களுக்கு இது கிடையாது. நீங்க வெளிய போய் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய பெரிய டஃப்னா குவெஸ்டியன் நம்மள வெளிய அனுப்பி இதெல்லாம் நீங்க வந்து சால்வ் பண்ணுங்கன்றுவாங்க. அப்புறமேல் அதை பாஸ் பண்றது வரைக்கும் எவ்ளோ தேவையோ, அத மட்டும் அவுங்களுக்கு உக்கார வச்சு திரும்பவும் சொ மீண்டும், மீண்டும், மீண்டும் அந்த ஃபார்முலாஸ் இதெல்லாம் சொல்லி குடுப்பாங்க நெறைய பேருக்கு. அந்த மாரியான ஒரு மெத்தட் இப்ப வேற ஒரு பேர்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா?
ஆமா. ம், ம். ஆமா. கண்டிப்பா. ஆமாங்க. பாசிங் பேக்கேஜ்னு சொல்லிட்டு இப்ப வந்திருக்குதுங்க. அத மட்டும் அந்த குழந்தைங்க படிச்சா போதுங்க, அவங்க பாஸ் ஆயிரலாம். அப்ப என்ன ஆகுது? இன்னும் அவங்க மனநிலைக்கு ஏத்த மாரி, அவங்க மனநிலையும் மாறிடுது. அய்யோ! நாம ஃபெயில் ஆயுருவோம்னு நினைச்சுட்டு இருந்தோம். இல்ல நம்ம பாஸ் ஆயிருவோம் அப்படின்ற மாரி ஒரு அ மைண்ட்செட்க்கு அவங்க போயறாங்க. அப்ப என்ன ஆயிடுது? அந்த பாசிட்டிவ் அப்ரோச் அந்த மா அந்த மாணவர்கள்ல வர ஆரம்பிச்ச உடனயே ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன ஆயிர்றாங்க, நம்ம படிச்சர்லாம், நம்ம பாஸ் ஆயிடலாம்னு ஒரு தைரியம் அங்களுக்கு வர ஆரம்பிச்சதுங்க.
ஓஹோ! ம்ஹ்ஹ்ம். ம். அருமை, அருமை.
ஆமா, அப்படி பாக்க போனீங்கன்னா, மாணவர்கள்ல வந்து ஆசிரியர்கள் வந்து ஊக்கப்படுத்துறாங்க. பெற்றோர்கள் சைடும் ஊக்கப்படுத்துறாங்க. ஆனா, சில பெற்றோரோட ஊக்க ஊக்கப்படுத்துற விஷயம் வந்து மாணவர்களுக்கு தவறான ஒரு அ இடத்துல போய் விடுது. அதே மாரி சில ஆசிரியர்கள் வந்து ஆ ஒரு கவனம் குறைவாக இருக்கறனால தான் மாணவர்களுடைய மனநிலைமாது சில டைம் வந்து பாதிக்கு பாதிப்புள்ளாகுது. இப்ப நீங்க சொன்ன மாரி வெளிய போயிட்டாங்க. பொண்ணு அழுதுட்டு இருக்கா. எங்க போனாங்கன்னு தெரியல. அதெல்லாம் அவங்க பண்ணும் போது பாத்தீங்கன்னா, அப்ப அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு டிஸ்கரேஜ்மென்ட் மாரி ஆயிடுதுங்க.
ஓஹோ. ம்ஹ்ம். ம்ஹ்ஹ்ம். அருமை, அருமை. அதாவது இப்ப இப்ப இருக்குற அந்த மாணவர்களோட மனநிலையை, பள்ளிகள் எப்படியெல்லாம் கவனிச்சு அத எப்படியெல்லாம் மேம்படுத்தலாம்? எந்தவொரு தவறான பாதைக்கும் போகாம, சரியா அவங்களோட அந்த பிரஷர் கன்ட்ரோல் பண்றதுக்கு அப்படின்னு ரொம்ப அழகா வந்து, ஆ அத உங்களுடைய கருத்துக்களை என்கிட்ட சொன்னீங்க. உங்ககிட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் பேசலாம்.
ம். நன்றி!